அப்டிங்களா, ஆஹ ஆஹ்ஹா.
ஆமா. அப்புறம் வைக்கோல மூட்டை, மூட்டையா அப்டி பெரிய 1 வீடு அளவுக்கு வந்துரும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயி மாடு வளர்க்கறாங்கல்ல. அதுக்கு சாப்பாட்டுக்காக அத வச்சுருவாங்க.
ஓ! அதுலேந்து தான், அந்த வைக்கோல்லாம் கொண்டு போறாங்களா, மாடுக்கு?
ஆமா. அத ஓரமா வச்சுட்டு, இப்ப நெல்லு ஒரு பக்கம் குவிஞ்சிரும். குவிஞ்ச ஒண்ணே மூட்ட, மூட்டையா கட்டுவாங்க பயங்கரமா. அதுல வேல பார்க்கறவங்களுக்கல்லாம், அவ்ளோ வேர்வ வழியும், அவ்ளோ ஒரு திடமா இருப்பாங்க, இந்த வேல பார்கற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா! அதுல அவவுங்க
ஆமாங்க. ஆ, அதாவது, நீங்க இத சொல்லும்போது, எனக்கு இந்த இந்த பாத்தி கட்டுவாங்க அதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? அதாது 1 பாட்டு இருக்கு, தெரியுமா? தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கன், பார்த்திருக்கன்! சோத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே! <laughs> இல்லைங்கள்ளா? அந்த ஞாபகம் தான் வந்துச்சுதுங்க, இப்ப! சொல்லுங்க. நல்லா அருமையா இருக்கு! நெற விஷயங்கள் சொல்றீங்க, சொல்லுங்க.
ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. ம். கிராமத்துலலாம் வந்து, பாத்தி வந்து இந்த மாரி வயல்கள்ல தான் கட்டுவாங்க. நம்ம வந்து, இங்க அந்த வ சாதத்த எடுத்து, இங்க சோத்துல கட்டி சாப்பட்றோம் தான், அவரு ஒரு வெ நகைச்சுவையா பாடியிருக்காங்க. இப்போ இப்போ பாத்தீங்கன்னா, அந்த அரு நெல்ல வந்து மூட்ட, மூட்டையா கட்டனதுக்கப்புறம், வேல பார்த்தவங்களுக்கெல்லாம் கூலி குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒ 1, 1 வேலைக்கும் அளவு இருக்கும். பெரிய வேலை அதில பார்த்தவங்களுக்கு 3 மூட்ட நெல்லு போகும். மீதி பேருக்குலாம் வந்து 1, 1 மூட்டை போகும். சில பேருக்கு கூடையில அளந்து போடுவாங்க. களம்னு 1 சொல்லுவாங்க, அதுல அளவு பண்றதுல. அப்புறம் அது என்றவர் சொல்ற நம்பர் வந்து எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா? அவரு பேரு வித்தியாசமா இருக்கும். அங்கல்லாம் பாத்தீங்கன்னா, நெறைய பேரோட பேரு வந்து அய்யனார்ன்னு வைப்பாங்க, வீட்லயெல்லாம்.
<laughs> ஆமாங்க. சொல்லுங்க. அப்டிங்களா அப்படிங்களா? ஆஹ்? சொல்லுங்க, சொல்லுங்க. <laughs> சேரிங்க.
ஆ வெலங்குன்னு வைப்பாங்க. இப்படிலாம் இருக்கும் பேரு. அது எதுக்கு அப்படி கூப்படுறாங்கன்னு சொ தெரியாது. வித்தியாசமான பேரா இருக்கும். அப்.
ஓ! ஆஹ்! <coughs> அதாவது நம்ம கில்லி படத்துல, கடா குமாரு அந்த மாரிலாம் வருதுல்ல, அந்த மாரிங்களா? <chuckles>
ஆ கிராமத்து பேருலாம் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் அவரு அளக்கும்போது, அவரு நம்பர சொல்றத நான் ஆசையா கேட்டுக்கிட்டே இருப்பேன். 1,2 இப்படிதான் சொல்லுவாரு அவரு. அந்த களத்தில அளக்கும்போது, அப்புறம் பாத்தீங்கன்னா, க எங்களுக்கு அரசாங்கத்தில குடுத்த பெரிய ஒரு கேன் மாரி 1 இருக்கும். வீட்டுக்கு புன் பின் பக்கத்தல வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நெல்லெல்லாம் மூட்டையில வச்சா பெருச்சாளிலாம் வந்து கடிச்சு தின்ட்ரும் அத. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது அந்த கேன் மாரி இருக்கிறதுக்கு பேருவே ஒரு தனி பேர் இருக்கு. அதுக்குள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டி வைப்பாங்க. அது ஸ்டோரேஜ் மாரின்னு வச்சுக்கலாம் நம்ம.
ஆ. ஆ. ஓ! அருமை! <laughs> ம். ஓ! சொல்லுங்க. ஐயோ! ஆமாங்க. அதாவது கீழேந்து வந்து, அதுக்கப்புறம் வருமே? அது கீழேந்து நம்ம எடுத்துக்கலாம். மேல ஃ புல்லா நெறச்சுட்டு, அப்புறம் அடியிலேந்து எடுக்கலாம், இல்லைங்களா?
அ. அ. அது மாரியான்னு தெரியல. அது பெருசா இருக்கும். ஏறி எடுப்பாங்களான்னும் தெர்ல. ஆனா ,பெரிய ஒரு இந்த சின்டெக்ஸ் கேன் லயே பெரிய சைஸ் ல இருக்கும் அது. அது மட்டும் எங்க வீட்ல பின்னாடி இருக்கும்.
ஆ. ஆ. ஆ, ஆ. ஒரு ட்ரம்மு மாதிரி சொல்றீங்களா?
ஆமா. ட்ரம் மாதிரி இருக்கும். அது போக. வீட்ல ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்கு பேர கேட்டா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த அறை பேரே நெல்லறை! <laughs>
ஆ, ஆ சேரி.

ஓ அந்த உ அதான் நீங்க சொல்றது. அந்த உமியோட அப்படியே வந்து போட்டு வேக விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இது மில்லுல குடுத்து ரெடி ஆக்குறாங்க.
ம். ஆமா. ஆனா அப்புறமா பார்த்தீங்கன்னா கல்லு பிரிக்கிறதுன்னு ஒண்ணு பண்ணும். அந்த அம்மா தான். அது ஏதோ இந்த ஒரு மொறம் மாரி வச்சு தட்டி தட்டி எடுக்கும். அது ஏன்னா நம்ம இத்தன இடம் போயிட்டு வரும்போது அந்த அரிசியில கல்லு நெறைய கலந்திருக்கும்.
ம். ஆமாங்க ஆமாங்க. அது இன்னும் உண்மையில அந்த காலத்துல எவ்வளோ ஒரு உடற்பயிற்சியாவும் இருந்துச்சு, இல்லைங்களா?
ஆ. ஆமாங்க இது இத வந்து தட்டி தட்டித்தான் அந்த அம்மா கல் நீக்கி எங்களுக்கு மூட்டை மூட்டையா கட்டிட்டு வீட்ல கொண்டு வந்து வச்சுருவாங்க. அது வரும் பார்த்தீங்கன்னா 6 மாசம் வரும். எங்களுக்கெல்லாம் நாங்க இங்கே வரும்போது ஊருக்கு 1 மூட்ட போட்டு விட்ருவாங்க அரிசி.
சிறப்புங்க. சிறப்பு, சிறப்பு. ஆ.
ஆமா. அது ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் நாங்க வந்து, நான் ஊருக்கு போகும்போது 1 நாள் சண்டை வந்துருச்சு. நான் சொன்னேன், "நானே எப்பயாவது தான் நகரத்திலிருந்து இங்கே வர்றேன்."
எதனால? ஆ.
நீங்க என்னடான்னா வந்து வீட்டுக்குள்ள எல்லா பக்கமும் நெல்ல கொட்டி காய வைக்கிறீங்க. நான் வர்றேன்ட்டே <chuckles>
அந்த மாரிலாம் சண்டை போட்டுருக்கீங்க. சாப்பாடு கெடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க இந்தக் காலத்துல.
அ. ஆமா. நான் வர்றேன்னா நீங்க பண்றீங்க அப்டின்னு சொன்னப்புறம் என்னோட மாமா என்ன பண்ணாரு. சரி, எல்லாரும் உண்ண மாரி தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய எடம் மாரி ஒண்ணு கட்டுனாங்க. இது காய வைக்கிறதுக்குன்னே. <chuckles>
<laughs>